கண்டிப்பா. உணர முடியுது. அந்த ஒரு இத கற்று குடுக்குறாங்க. அதுதான் அந்த காலத் நான் படிக்கும்போதுமேங்க சில பாட பகுதிகளல்லாம் ஆசிரியரே எடுக்க மாட்டாங்க. அந்த பா பாடம் எடுக்கும்போது, அந்த ஒரு பகுதி இருந்தா அத அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு அவங்க போற நிலமையில இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையுமே அங்க நல்லபடியா சொல்லிக் குடுத்து, கத்து இது பண்ணிட்டுருக்காங்க. அது போக, இல்லங்க அது போக, இப்போ ந சில பிள்ளைங்கலாம் மன உளைச்சல்ல இருக்கும். யார்ட்டயுமே சொல்ல முடியாது. அதுங்க எ எதுவுமே ஒரு வீட்ல அவ்வளோ கஷ்டம் இருக்காது, எதுவும் இருக்காது! ஆனா, சில பசங்கலாம் வந்து அந்த படிப்பு வந்து ரொம்ப, <tsk> அந்த அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஐயோ! எப்ப பாரு படிக்கிற மாரி இருக்கே! இப்ப 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எனக்கே இருந்திருக்குங்க. ஐயோ ரொ தொடர்ந்து க வகுப்பா இருக்கும். கொஞ்சம் நேரம் கூட நம்மளுக்கு இடைவெளி இருக்காது. பி.டி பீரியட் கூட அவுங்க விடமாட்டாங்க. அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஆ ஸ்பெஷல் கிளாஸும் அதுக்கடுத்து ஸ்கூல் முடிஞ்சு 1 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. காலையிலேயும் ஒரு 1 மணி நேம்ர ஸ்பெஷல் கிளாஸ். அப்படி இருக்கும்போது மன அழுத்தமா இருக்கும் எனக்கு. ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணணும். <tsk> அதாவது ஏதாச்சும் நம்மளுக்கு இடைவெளி. வீட்டு்ல போயும் ஆ வீட்ல போனோனையுமும் நம்மளுக்கு ஹோம்வொர்க் நெறையா குடுத்துருப்பாங்க. மறுநாள் பரீட்சை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதுக்கு படிக்கணுன்ற மாரி இது பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் நம்மளுக்கு பொழுதுபோக்குன்ற மாரி எதுவுமே இருக்காது. அந்த ஒரு மனநிலையில என்ன பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க? பள்ளியின் மூலியமா?
ம். கண்டிப்பா. அதுபோக என்னன்னா ம். ஆமா. ம். சரி, சரி. ம். கண்டிப்பா. நேரமே கிடைக்காத மாரி இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து படிக்க வச்சுருவாங்க. அது வந்து பெற்றோர்கள் வந்து யோசிக்கணும். குழந்தை வந்து எந்த அளவுக்கு படிக்கணும்? இப்ப உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைனா, கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு 1/2 நாளாது அவங்களுக்கு விடுப்பு குடுத்துரணும். என்னதான் அழுத்தம் இருந்தாலும் சரிதான். அது முடிஞ்ச அளவு சனிக்கிழமையோட படிப்ப முடிச்சுட்டு, ஞாயிறறுக்கிழமை அவுங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ டைம் குடுத்தாங்கன்னா, நம்ம எப்படி வேலையில இருந்து விடுப்ப எடுக்குறோமோ, அதே மாரி அவங்களையும் நினச்சு குடுக்கணும்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாரி கண்டிப்பா.